உரிய அடி அப்டிங்கிறது ஒரு பானைய மேல ஒரு கயர்ல தொங்க விட்டுர்றாங்க. அந்ததுல அந்த கீழே நிக்கிறவரோட கண்ண கட்டி, அவர் கையில அ சிலம்ப குச்சியால அந்த பானைய அட்டிக்க வைக்கிறாங்க. அது அவர் அடிக்கும்போது, அது மேல ஏத்துறதும் கீழே இறக்கறதுமா? ரொம்ப இ பண்ணும்போது, அவருக்கும் உற்சாகமா இருக்கும். விளையாடுற அத வேடிக்கை பார்கற மத்தவங்களும் ரொம்ப உற்சாகமா கைதட்டி வரவேற்பாங்க.
ம். ம், ம். ம். ம். ம். ம். ம், ம். ம். ஓ! புதிய தலைமுறை பண்பாட்ல வேற உணவு பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா?
உணவு அப்டின்னு பார்த்தீங்கனாலே அவங்க எதுவுமே நம்ம வ கலாச்சாரத்த பின்பற்றுதே கிடையாது. எல்லாருமே அவசரத்துல சமைச்சோம், அவசரத்துல சாப்ட்டோம், அவசரத்துல ஓடினோம் அப்டிங்கிறது தான் இருக்காங்களே தவர. நின்னு, நிதானமா சாப்படுற அளவுக்கு பொறுமை யாருக்குமே கிடையாது. ஒரு மொ மொபைல எடுத்தோம் ஆர்டர் போட்டோம், சாப்ட்டோம். இவ்ளோதான் அவவுங்க வாழ்க்க முறையே தவர. அதே உணவ நம்ம வீட்ல சமைச்சு நல்ல சுத்தமான முறையில பண்பாடா சமைச்சு சாப்பிடணுங்கிற எண்ணமே அங்களுக்கு கிடையாது. நெறைய குழந்தைகளுக்கு
ம், ம். ம். ம். ம், ம். ம். ம். ம். ம். ஏதாவது, பழைய பண்பாட்டு சம்மந்தமான உணவு ஏதாவது சொல்ல முடியுமா?
பழைய சம்மந்தமான உணவுகள்ன்னு பார்த்த, நம்ம சாப்பிடுற ஒரு சாம்பாரா இருக்கட்டும், ஒரு அரிசி சாதமா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப சுத்தமா அந்த காலத்தில அவ்ளோ சுவையா தான் இருந்தது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா இருக்குற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, அதில எதையுமே சாப்பிடுறதில்ல, ஐயோ! சாம்பாரா! அப்டிங்கிற நெலைமைக்கு தான் அவங்க இருக்காங்க. அத விட ஒரு பீஸா சாப்ட்டோம், ஒரு பர்கர் சாப்ட்டோம்னா முடிஞ்சு போச்சு அவங்க வாழ்க்க ஆனா, அந்த மாரி இல்லாத நம்மளோட இந்திய கலாச்சார உணவு வகையில அவங்க கண்டிப்பா சாப்பிடணும்.
ம். ம். ம். ம், ம். ம். ம். ம். ம், ம். ம், ம். ஓ! ம். ம். <lip trill> ஏதாவது பழைய கலாச்சார உணவுகளோட நன்மைகள பத்தி எனக்கு சொல்ல முடியுமா?
நெறைய நன்மைகள் இருக்கு. அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, கம்பு, கேழ்விறகு இந்த மாதரி சிறு தானியங்கள் நறைய உபயோகிச்சுட்டு இருந்தாங்க. இந்த சிறு தானியத்தின் மூலமா அவங்க வந்து உருண்டையாவோ இல்ல ஒரு கஞ்சியாவோ, ஏதோ ஒண்ணு சாப்பிடும்போது, அவங்களுக்கு அந்த நாள் முழுக்க தேவைப்படுற எ அ ஊட்டச்சத்துக்களோ, எ இதுவோ எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. இதனால அவங்க கண் பார்வ பலப்பட்டுச்சு, எல்லாமே அந்த காலத்தில மருத்துவர் இல்லாமலேயே வாழ்ந்தாங்க. உணவே ம்ருந்துனு வாழ்ந்த காலம் அது. நம்ம மருந்தே உணவுன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மல்லாம்.
ம். ம். ம். ம். ம். ம், ம். ம். ம். ம். ஓ! ம், ம். ம், ம்.

ம். இப்ப சமூக வலைத்தளங்கள்லாம் அதிநவீனமா போய்க்கிட்டு இருக்க இந்த காலத்தில, அ தீப விளக்கு ஏத்தறது முக்கியம்னு சொன்னா, அவங்களால ஏத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களா?
கண்டிப்பா அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனா, ஏன் பாட்டி எனக்கு சொல்லி குடுத்தது, எங்க அம்மா எனக்கு சொல்லிக் குடுத்ததை, நான் என் தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பா நான் சொல்லிக் குடுத்தே ஆகணும். இல்ல. நான் சொல்லிக் குடுக்கல. நான் சொல்லிக் குடுக்குறதை என் பிள்ளைகள் ஏத்துக்கல அப்படின்னா, என் ப பண்பாடு என் தலைமுறையோட நின்னு போய்டும். "ஒரு விளக்குன்னா இப்பிடி இந்த மாதிரி ஏத்துங்க "அப்படின்னு என் பாட்டி எனக்கு சொல்லிக் குடுத்தது, நான் அடுத்த தலைமுறைக்கு நான் சொல்லிக் குடுக்கும்போது, அவங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க தான். அவங்க அவங்களை பொறுத்தவரைக்கும் இப்போ இருக்கிறது வந்து, அ ரொம்ப வேகமா எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எதுவுமே முக்கியம் கிடையாது. ஒரு விளக்கு ஏத்தறது முக்கியம் கிடையாது. ஒரு தலை வார்றது ஒரு பெண்களுக்கு முக்கியம் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில, அவங்க எல்லாமே வந்து நம்ம சொல்லிக் குடுத்து, "இப்படிதான் நீ செஞ்சாகணும். இந்த நாள், கிழமை இப்படிதான் நீ வாழ்ந்தாகணும்." அப்படின்னு நாம் சொல்ற பட்சத்தில, அவங்க கண்டிப்பா அதை நம்மள பின்பற்றுவாங்க.
ம் ம். ம். ம். ம். ம். ம், ம். ம். ம், ம். ம். ம், ம். ம். ம். ம், ம், ம். ஆ இதை பின்பற்றதனால வர்ற நன்மை, தீமை என்னன்னு சொல்ல முடியுமா?